அதாங்க இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது, வேலைன்றது வந்து நம்ப தான் ஒரு நிறுவனத்துக்கு போயிட்டு, அங்க வேலை செஞ்சு, அதுக்கான ஊதியம் பெறும் நிலை தான் முன்னாடிலாம் இருந்துச்சுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா இப்போ அத வந்து எப்படி சொல்றோன்னா ஆங்கிலத்துல வந்து, "ரிமோட்" அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லருந்தே வேலை செய்வது. ஸோ, இதப்பத்தி உங்களுக்கு எதனாச்சி அனுபவம் இருக்கா? இதப்பத்தி உங்களுக்கு எதனா கருத்துக இருக்கா? இல்ல நீங்க எதனாச்சும் அந்தமாரி வந்து ஓ! வே வேலை செய்துருக்கீங்களா?
ஆமாங்க. அ நான் இப்ப வந்து அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுடுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமா அந்த மாதிரி தான் வேல செஞ்சுட்டுருக்கிறேங்க.
ஓ! ரொம்ப சூப்பருங்க.
இப்ப கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இது வந்து ரொம்ப, ரொம்பவுமே எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சதுங்க. ஆனா நான் கொரோனா காலத்துக்கு முன்னாடி இருந்தே இத நான் செஞ்சுட்டிருக்குறேன். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம்ங்க.
ஓ! ரொம்ப அழகா சொல்ட்டுறீங்க. எது மாதிரி வேலைகள்லாம் நீங்க வந்து ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா இப்ப, கொரோனாவுக்கப்புறம் வந்து சிலவங்க வந்தவங்கலாம் இருக்காங்க. <inhales> ஆனா நீங்க கொரோனாக்கு முன்னாடியே நீங்க இவ்வளோ விஷயம் சொல்லும்போது, அப்ப நீங்க இது விஷயம்லாம் உங்களுக்கு யாருங்க சொல்லிக்குடுத்தா? "இது மாரி இருக்கு. இப்படி பண்ணணுங்க." அப்படின்னு யார் உங்களுக்கு சொல்லிக்குடுத்தா?
உண்மைல பார்த்தீங்கன்னா, பிபிஓ, கால் சென்டர் இந்த மாதிரி ஆங்கிலத்துல சொல்வாங்க. அந்த மாரி அ இடத்துல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து தான் வேலை எடுத்து செய்றாங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க.
அது பார்த்தீங்கன்னா எ அவங்க வந்து வீட்டிலிருந்து செய்யலாம். அ அந்த மாரி ஒரு நிறுவனமா வச்சும் செய்யலாம். அவங்கல்லாம் நிறுவனமா வைக்கறனால, ஆட்கள எடுத்து அவங்க செய்றாங்க. இப்ப அதே வேலைய வந்து நம்ம வீட்ல எடுத்து செஞ்சா என்னன்னு சொல்லி தான் நான் ஆரம்பிச்சேன்ங்க.
ஆ. ஆ. ரொம்ப சூப்பருங்க.
அதுக்கு வந்து நல்ல வரவேற்பும் கெடைச்சதுங்க. அதே மாரி வந்து பெரிய நிறுவனத்தில வந்து குடுக்கும்போது, யார் தன்னோட வேலைய செய்றான்னு சொல்லி, அந்த குடுக்கப்பட்ட அந்த வேலைக்கு சொந்தக்காரர்க்கு வந்து, யார் தன்னோட வேலைய செஞ்சு முடிக்கிறான்னு அவுங்களுக்கு தெரியாதுங்க.
ஆமா, ஆமாங்க.
அதனால அவங்களுக்கு வந்து எதாவது விஷயம் சரியா இருக்குதா? தப்பா இருக்கா? அவங்க சொன்னாங்கனா, அத கேட்டு அந்த வேலைய மறு சு மறுஸ் செய்ய அதாவது திரும்ப செய்றதக்கு வந்து, ஆள் வந்து ஒரே ஆளா செய்வாங்களா? இல்ல வெவ்வேறு ஆள்கள் செய்வாங்களான்னு கூட, கடைசி வரைக்கும் அவருக்கு தெரியாதுங்க.
ம். கண்டிப்பா, கண்டிப்பாங்க. <inhales> அதாவது இப்ப நம்ம வந்து ஒரு வேலை நிறுவனத்தில பார்க்கும்போது, எதனாச்சும் ஒரு தவறுகள் வந்தாலும், திருப்பியும் ஓகே, பேர் குறிப்பிட்டு நீ இத போடுங்கன்னு குடுப்பாங்க. இல்ல வந்து நீ இத பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அ இதுமாதிரி ரிமோட் ஒர்க்குன்னு சொல்றதில வந்து, "உங்களுக்கு யார் பண்றா? என்னா பண்ணுறான்னே தெரியல. தப்பு க பண்ணாலுமே, இன்னொருத்தவங்களுக்கு குடுத்து அந்த தப்ப சரி பண்ணுன்னு குடுத்தாலுமே, அத யார் பண்றா? திருப்பி அவங்களே பண்ணுவாங்களா?" அப்படின்னு தானே சொல்ல வர்றீங்க?
ஆமாங்க. அதனால என்ன இது ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு க க்ளைண்ட்ம்போம். அவருக்கு வந்து தன்னோட வேலைய வந்து எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியாதனால, அவர பத்தியான விஷயம் வந்து அவரோட விஷயம் அதாவது அவர் தொழில் சார்ந்த விஷயம், இது எல்லாமே வந்து பல பேர்க்கிட்ட போதா? ஒரே ஆள்ட்ட இருக்குதான்னு கூட அவருக்கு தெரியாதுங்க. அதில வந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு அ சம்மந்தப்பட்ட விஷயமா அவர் கருதுவாரு. அதனால தன்னைப் பற்றிய விஷயம் வந்து எத்தன பேத்துட்ட போகுதுன்னு தெரியாம, அவருக்கு ஒரு பயமும் வரும்ங்க.
ஓ! சரி, சரிங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. அதேமாரிங்க, இப்ப வந்து, இந்த ரிமோட் வொர்க் னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி, உங்கள வந்து இன்னும் நல்ல ஊதியம் கெடச்சதா? இல்ல, வேலைகள் ஓகே கிடச்சது. அதேமாரி, உங்களுக்கு அதுக்கான வேலைகள் வந்து, நிரந்தர வேலையா இருந்துச்சா? ஏன்னா, சிலபேர் பண்ணுவாங்க, எப்டின்னா, அந்த ஒரு மாசம் ப்ராஜெக்ட் எடுத்துப்பாங்க, அப்டின்னு சொல்லுவாங்க. அப்புறமேட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம், இன்னொரு வேலைய தேடுவாங்க. அது மாரி, வேலைகளும் இருக்கு. அதே பக்கம், இந்த நிரந்தர வேலையும் இருக்கு. அது எது மாரியான வேலைகள் வந்து நம்மளுக்கு நிரந்தரம்? இந்த ரிமோட் வேலைல?
இந்த ரி ரிமோட் வேலைங்கறது, பார்க்கும்போது வந்து, உங்களுக்கு நிரந்தரம். இல்லைனா வந்து, நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி, நம்ம 2 விஷயமே இதுல வந்து, கலந்து தான் வருங்க. குறிப்பா, ஒரே விஷயமா நடக்காது. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா வந்து, இது வந்து, அ குடுக்கறது வந்து, ஒரு நிறுவனத்திலிருந்து நீங்க வேலை எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, அப்படீங்கம்போது அந்த நிறுவன வந்து, உங்களுக்கு தொடர்ச்சியா வந்து, அவுங்க பணியிலயே வச்சிருப்பாங்க.
கண்டிப்பாங்க. அ. ம். சரிங்க. ஆ.
அதுக்கு பதிலா, நீங்க வந்து, தனி நபர்டுருந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. அவருக்கு இது வேலை தேவைப்படுற வரைக்கும் தான், அவரு வச்சிருப்பாருங்க, உங்களையே. பின்னாடி வேண்டாம். த எனக்கு இப்ப வந்து பணம் வரவு க சரியா இல்ல. எனக்கு இந்த வேலை முடிஞ்சுபோச்சு, அப்டீன்னு சொல்லி, அவர் சொல்லிட்டாருன்னா, அந்த வேலை நின்றும். குறிப்பா, உங்களுக்கு சொல்லோணும்னா, நம்ம ஊரிலயே பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வீட கட்டித் தரவரு இல்லன்னா, வந்து ஒரு வீடு வந்து, எப்பிடி அழகா அமைச்சுத் தரணும்னு சொல்றவர்களுக்கெல்லாம், அந்த வீடு வேலை முடிஞ்சுச்சுன்னா, அவருக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வள தான், தொடர்பு.
ஓ! ம். ஆமாங்க. ரொம்ப அழகா சொல்றீங்க. என்ன, அது நம்மளுக்கான வேலை முடியிற வரைக்கும் தான், நம்மள அவரு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்கனாச்சும் நம்ம பார்த்தா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அவ்ளோதான். <chuckles>
இதுக்கு, அது கூட வாய்ப்பு இல்லைங்.
<laughs> ரொம்ப அழகா சொன்னீங்க. அதேமாரிங்க இப்ப இது வந்து நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வந்து, எனக்கு தெரிஞ்சு, இது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்லேருந்தே குடும்பத்த வந்து வந்து பார்த்துக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு. ஆனா இது சில பேருக்கு வந்து எப்படிங்க, இந்த குடும்பத்தையும் பார்த்துட்டு, இந்த வேலையும் செஞ்சுட்டு, இது எப்படி சமாளிப்பாங்க சிலவங்க?
இது வந்து பார்த்தீங்கன்னா, சுய கட்டுப்பாடோட இந்த வேலைய செய்ய வேண்டியது இருக்கு. ஏன்னா, நீங்க நிறுவனத்துக்கு போனா, காலையில 8:00 மணியிலேருந்து ந சாயந்தரம் 7:00 மணியோ, இல்லனா வந்து இரவு 10:00 மணியோ, இந்த ட நேரத்தோடு அந்த வேலை முடிஞ்சுச்சு. அந்த வேலைக்கும் உங்களுக்கும் தொடர்பு அதோட அ இல்ல, ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு நீங்க காட்டறதுக்கு கொடுக்குறாங்க. நீங்க அலுவகத்த விட்டு வெளியே வந்துட்டா அலுவலகம் வேற, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, வேற ஆயிடுது. ஆனா இங்கே அப்படி இல்லீங்க.
சரிங்க. கண்டிப்பாங்க, ஆ.
2ம், ஒண்ணா தான் சேர்ந்து பயணிக்க வேண்டியதா இருக்குது. நீங்க நடு ராத்திரியில எந்திரிச்சு கூட அந்த குறிப்பிட்ட வேல விஷயமா நீங்க பேசலாம், பண்ணலாம். காலங்காத்தாலயும் பேசலாம். அது அது வந்து உங்களோட சொந்த எந்த நேரத்துல வேலை செய்யணும், இல்ல எந்த நேரத்தில வேலை செய்யக்கூடாதுன்னு. நீங்க தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்துல இருக்கு.
கண்டிப்பாங்க. இப்போ வந்து நம்ப ஒரு நிறுவனத்துல போயிட்டு வெளியே வேலை செய்றோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில 9:00 மணிக்கு போவோம். ஏன்னா, நானும் அந்தமாதிரி நிறுவனத்துல வேலை செஞ்சுருக்கேன். இங்கயும் நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி என்னனாங்க, காலையில 9:00 மணிக்கு போவோம். ஈவ்னிங் 6:00 மணினா, அதுக்கப்புறம் நம்ம ஃபோன வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட, நம்ம எதனாச்சும் நம்ம வேலைய பார்க்கலாம். அப்போ அந்த வேலை பளு, சுமை எல்லாமே அங்கோட முடிச்சுட்டு, அத வெளிவரும்போது நம்ம புது நபரா, நம்ம குடும்பத்த நோக்கி வருவோம். அங்க வந்து குடும்பத்தோடு நம்ம நேரம் செலவிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நேரத்துல தூங்குவோங்க.
ஆமாங்.
எப்டினாங்க, உணவு முறைகள் நல்லா இருக்கும். இப்ப வந்து, ஓகே இந்த டைம் ஒரு 10:00 மணின்னா படுக்கணும். ஏன்னா காலையில் எழுந்து, நம்ம ஆஃபிஸ் போகணுன்ற மாரி நம்ம வந்து ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு, நம்ம வேலை செய்வோம். ஆனா அது வந்து, இந்த ரிமோட் ஒர்க்குல எப்படிங்க பாதிக்குது? உங்க அன்றாட வாழ்க்கையில.
இதுல பார்த் இதுல பார்த்தீங்கனா வந்து, காலையில வந்து நம்ம வந்து நம் வேலையில முதல் விஷயமே என்னன்னா வந்து, நம்ம வேல செய்றது வந்து எந்த நாட்ட சார்ந்தவரோட வேல செய்றோங்கறது தான் முதல் விஷயம். நம்ம நம்ம வந்து காலை நேரங்கறது நம்மளுக்கு இருக்கிற நேரம். அவங்களோட கால நேரங்கறது நம்முடைய மாலை நேரமா இருக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா வந்து லண்டன்ல பார்த்தீங்கனா அவங்களோட காலை நேரங்கறது நம்மளோட ம மதிய நேரத்துக்கு மேற்பட்டு தான் அவுங்கள்து ஆரம்பிக்கும். அதுவே பார்த்தீங்கனா அமெரிக்கர்கள் பார்த்தீங்கனா, நம்முடைய இரவு நேரம் தான் அவங்களுக்கு காலை நேரம்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஆமாங்க.
சோ இந்த கால சுழற்சிய வந்து, நம்ம வேலையில வந்து பாதிக்கிதா இல்லையானு ஏன்னா இதே வ சுழற்சி வந்து வேலையில பாதிக்காமலும் இருக்கும். அது எப்படினு கேட்டீங்கனா, அவங்களுக்கு வந்து, அவங்களோட மனிதர்களோடு நீங்க வந்து பேசணும் அப்படினு சொல்லும்போது, அவங்களோட காலை பொழுதுல இருந்து நீங்க உட்கார்ந்து வேல செய்ய வேண்டி இருக்கும். அதுவே அந்த மனிதனுடன் நீங்க பேச தேவையில்ல உங்க வேலையில அப்படினா, நீங்க உங்களுடைய காலை பொழுதிலும் கூட வேல செஞ்சிக்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது.
ம். அ. ஆமாங்க. ஆ. இதனால உங்க உடல் நலன் வந்து எப்படி இருக்குங்க? ஏன்னா வந்து, நம்ம தூங்குவீங்க, போவீங்க. இப்ப இது வந்து நம்ப ஒரு நிறுவனத்தில வேலை செஞ்சா அது தனி. அங்கேயுமே இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. சிலதுலாம் அதுல வந்து சி இந்த ஷிஃப்ட் முறைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மா மார்னிங் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தாலுமேங்க கொஞ்சம் வீட்டுக்குன்னு வந்த பிறகு நம்ம தூங்கணும். என்ன நம்ப ஒரு 8 மணிநேரம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கலாம். ஆனா, இங்க வரும்போது நம்ம அந்த உடல்நிலை எப்படி இருக்குங்க, அது சமநிலைமை இருக்குமா? இல்லை சில டைம் வந்து உங்க டார்கெட் வந்து சொல்லுவாங்க. அதை முடிக்கும்போது உங்க உங்க டக்குன்னு வந்து நேரம் பார்த்தா ஒரு 3 மணி ஆயிட்டுருக்கும். அந்நே ஒரு 12 1/2 மணிக்கு சாப்பிட வேண்டிய உணவு முறை வந்து 3 மணி 4 மணி ஆயிடும். அதுமாரி எதுனா ஒரு அனுபவம் இருக்கா உங்களுக்கு?
எனக்கு அந்த அனுபவம் எதுவும் பெரிதா இல்லைங்க. ஏன்னா வந்து, என்னோட வேலையில வந்து சேல்ஸ்சு ன்னு சொல்லி இறங் இறங்கினா தான் அந்த வேலையில வந்து டார்கெட்ன்னு ஒண்ணு வருங்க. அது நம்ம இங்க உள்ளூர்ல வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வெளி இந்த மாரி அ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை செஞ்சாலும் சரி, அது வந்து டார்கெட் இருந்தா தான் அந்த வே அந்த மாரி பிரச்சனை வரும். நம்பளுக்கு அந்த டார்கெட் கெடையாது. அந்த மாதிரி வேலையை நான் எடுக்கிறதில்லை. குறிப்
சரிங்க. ஓ! சரி சரிங்க.
அதனால வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம எடுத்துட்ட வேலையை வந்து சொன்ன காலக்கெடுவுக்குள்ள நம்ம முடிச்சு தரோணும்ங்க. அங்க தான் நம்மளோட பிரச்சனையே. எனக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்கிறது நம்ம தான் வேற யாரும் இல்லைங்க.
கண்டிப்பாங்க.
அப் அப்ப அந்த காலக்கெட வந்து நம்ம கரெக்டா, நி நிர்ணயம் பண்ணிட்டம்னா, நம்ப வேல வந்து இத்தன நாள் எடுக்கும், இத்தன மணி நேரம் எடுக்கும்னு சொல்லி, சரியா நிர்ணயம் பண்ணிட்டா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லீங்க. ஆனா, அப்பவும் வந்து, என்ன பிரச்சனைனா, நம்ப செஞ்சு குடுத்த வேல அவங்களுக்கு பிடிக்கல. இல்ல, ஏதாவது ஒரு பிழை இருக்குதுனா, அவங்க அத சுட்டிக் காட்டுவாங்க. அப்ப நம்ப திருப்பி மறுசுழற்சியா அதாவது மறு து இந்த வேலையை வந்து திரும்ப ஒருக்க செஞ்சி கொடுக்கணும். அப்படி திரும்ப செஞ்சி குடுக்கும்போது, அதுக்கு ஏத்த காலக்கெடு, அதுக்கு முதல்ல சொன்ன அந்த காலக்கெடுக்குள்ளயே இது அத்தனையும் நடந்தாகனும்.
ம். ம். ஓ!
அப்படி இல்லாத பட்சத்துல, நம்ப சொன்ன காலக்கெடுக்கு மீறி ஆகும்போது, நம்ப அவசர அவசரமா அந்த வேலைய செஞ்சி முடிக்க வேண்டியது ஆகும். அதுக்கு அப்புறம் நம்ப 1 வேலைக்கு வேறு 1 வேலைக்கு நம்ப எடுத்திருப்போம். அந்த வேலையும், இந்த வேலையும் 2ம் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரே நாளுல முடிச்சு தர வேண்டிய து கட்டாயத்துக்கு வந்துரும். அப்ப நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாமே அங்க வந்துரும்.
கண்டிப்பாங்க. அதேமாரிங்க, எனக்கு இன்னொரு என்ன கேள்வினா, இப்ப வந்து ஒரு நிறுவனத்துல நம்ப போயிட்டு வேலை செய்யுறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து எல்லாமே அவங்க பாத்துப்பாங்க. எப்படின்னா, நம்ப செய்யுற மடி கணினி ஆகட்டும் இல்ல, வந்து மின்சாரம் ஆகட்டும், நம்ப வந்து கரண்ட் ஆஃப் ஆனாலுமே வந்து ஜென்ரேட்டர் ன்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த சாதனமா ஆகட்டும், எல்லாமேங்க! இப்ப வந்து என்னதான் இருந்தாலும், ஒரு நிறுவனத்துல வந்து நம்ப மின் போயிடுச்சு, மின் துண்டிப்பு ஆயிடுச்சு, நம்ப அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்கு எல்லாமே தயாரா வச்சிருப்பாங்க. அதுக்கான வந்து சூ அக்கால சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. அதேமாதிரிங்க, இப்ப நம்ப வீடுன்னு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப இப்ப வீட்டுல வந்து டக்குன்னு வந்து இப்போ, அ மின் துண்டிப்பாயிடுச்சு. இல்ல, மழை பெய்யுது. இப்ப எப்படின்னா இப்ப நீங்க, நெட்வொர்க் ல கண்டிப்பா நீங்க வேலை செய்வீங்க. டக்குனு அந்த அ சர்வர் டவுன் ஆயிடுச்சு, அந்த நேரத்துல ஒயர் ஏதோ மின் ஒயரா கட் பண்ணுச்சு. நெட்வொர்க் ஒயரை கட் பண்ணிவுட்டு போய்ட்டாங்க. இப்படி இருக்கும்போது இது மாரி பிரச்சனைகள், சவால்கள எப்படி சமாளிக்கிறீங்க நீங்க?
ஆமாங். இத வந்து ஒரு சொந்த தொழில் செய்றவர்மாரி தான் நீங்க வந்து கருதோனுங்க. ஏன்னா, சொந்த தொழில் வந்து ஒரு ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருனா, அவருக்கு வந்து, அங்க ஆள் சமையல் செய்யுற நிறுவர அந்த அவர் வந்து இல்லங்குற பட்சத்துல, அவரே தான் சமைக்கணும். அங்க சப்ளை பண்றக்கு ஆள் இல்லாத பட்சத்துல, அவரே தான், சப்ளை பண்ணணும். அதே அந்த டேபிள் துடைப்பது இல்லன்னா, அவரே தான் இறங்கி துடைக்கணும். அதே மாதிரி தான் நம்ப வேலையிலயும், நமக்கு வந்து கரண்ட் இல்லன்னா, நம்ம வந்து யுபிஎஸ் வச்சுக்கணும். அதேமாரி நமக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஒரு இடத்துல வரலனா, நம்ப வேற ஏதாவது உதாரணத்துக்கு நம்ம கைபேசில இருக்குற இன்டர்நெட், யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வட்டுக்கு நம்ப வந்து, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு பிரச்சனை வருது, அதுக்கான முன்னெ எச்சரிக்கையா நம்ப நடந்துக்கணும். அதுதான் இதுல முதல் கட்டம்.
ம். ம். ஓ! ம். ஓ! நீங்க எல்லாமே வந்து எப்படின்னா, வருமுன் காக்கணும் அப்படின்ற மாரி எல்லாமே, நீங்க ரெ தயாரா வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து சமாளிக்க முடியும்.
ஆமாங். ஆமாங்.
கண்டிப்பாங்க, இது வந்து எல்லாருக்குமே சாத்தியமான ஒண்ணா இருக்குங்ளாங்க?
கண்டிப்பாங்க சாத்தியம் ஆகுங்க. ஏன் சாத்தியம் ஆகும்னு சொல்றன்னா, இதுல வந்து, உங்களுக்கு வந்து, உங்களுக்கு தெரிஞ்ச வேலைய தான் நீங்க செய்ய போறீங்க. தெரியாத வேலை புதுசா எதுவும் செய்யப்போறதில்ல.
ம். ம். சரிங்க.
அதே மாரி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேல செய்யும்போது, நீங்க வந்து, அதிலே ஏற்கனவே நீங்க வந்து, எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியுமோ, இன்னும் புதுசா என்னென்ன வருதோ, அத கத்துக்கறது, இது எல்லாமே, நீங்க வந்து அந்த விவரமா, நீங்க வந்து அதில இருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து, உங்க அந்த வேலைய யார் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தான் அந்த விவரம் இல்லாம இருக்கலாம். இல்ல அவர் கேட்கிற வி வி விதத்துல அவருக்கு அத செய்ய முடியாத காலக்கெடு, சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூ இத வந்து உங்களுக்கு சாதகமாக்கி தான், நீங்க செய்ய போறீங்க. அதனால இது எ கண்டிப்பா நீங்களும், யார் வேண்னாலும் ஆனா என்ன இதில பிரச்சனை இருக்கும்ன்னா, உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், எத்தன பேத்துக்கு தெரியும்? அதுல உங்களுக்கு போட்டியாளர் எத்தன பேர்? அதுதான் அங்க பிரச்சனைங்.
ம். ம். ஓ! ஆ! புரியுது புரியுதுங்க. அதேமாதிரிங்க இப்ப வந்து சில பேர் வந்து, இப்ப வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. குடும்பத்துல ஏதனாச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து, ஏதனாச்சும் ஒரு தேவை இருக்கும் உடனே. இப்ப எப்படின்னா, இது மாதிரி அப்ப வந்து கவுன் வேற எதுவுமே பண்ண முடியாது அந்த நேரத்துல.
ஆமாங்.
இப்ப நீங்க தான் அந்த பிரச்சனைய போய் சரி பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிலைம இருக்கு. அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல அ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து ஏதனாச்சு, நீங்க சமாளிச்சது உண்டா?
இருக்குதுங்க, அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்ன்னா வந்து, அவர் அந்த குடுத்த க்ளையண்ட்டுட்ட வந்து, நம்ம வந்து எமர்ஜென்ஸி ன்னு சொல்ட்டு, ஒரு விஷயத்த நம்ம முன்னமே, நம்ம சொல்லி வச்சிருப்போங்க. இல்ல அது அவுங்களுக்கும் தெரியுங்க.
ஓ! சரிங்க, ஹா.
அதுனால நமக்கு அந்த பிரச்சனை எப்போ ஏற்படுதோ, அந்த க ட நேரத்துல வந்து, நம்ம அந்த க்ளையண்ட்டுட்ட நம்ம வந்து, இந்த மாரி விஷயம் நடந்திருக்கு. அதுனால, நாங்க சொன் சொன்ன வாக்கு வந்து, காப்பாத்த முடியாத காலகட்டத்துல நான் இருக்கேன். நான் வந்து இந்த விஷயத்த வந்து, முடிச்சுட்டு இந்த மாரி பிரச்சனை எல்லாம், நான் அத தீர்த்துட்டு, நான் வந்து செ செய்றதுக்கு, எனக்கு இத்தனை நேரம் இத்தன மணி நேரம் ஆகும். இத்தனை நாள் ஆகும். அது வரைக்கும் உங்களால காத்திருக்க முடியுன்னா, பிரச்சனை இல்ல. அப்படி காத்திருக்க முடியாதுனா, நீங்க இந்த மாரி ஆட்கள போய் பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சது, உங்களுக்கு உங்களுக் சொல் அந்த மாரி நபர்கள் செய்றாங்க. நீங்க அவுங்கள கூட நீங்க போய் அணுகலாம். அப்படி இல்லன்னா நீங்களே வேற யாரையாவது பாத்தும் அணுகலாம். இது உங்களுக்கு எப்படி, எந்த மாரியான மனநிலையில நீங்க இருக்கீங்க, என்ன செய்யலாம்ன்னு சொல்லிட்டு, அவர் அந்த க்ளையண்ட்டுட்ட நம்ம கேக்கலாம். இது 1 விஷயம். 2வது நம்ம வேலைய, இப்ப அந்த பிரச்சனயப் பத்தி அது அதாவது நம்ம சொந்த பிரச்சனையப் பத்தி, நம்ம அந்த க்ளையண்ட் டுட்ட நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம சொந்த பிரச்சனைய போய், நம்ம அணுக வேண்டியது தான். அவ்ளோதான்.
ஆ. ம். ம். ம். சரி. ஓகே, ஓகே.
இதுல வந்து எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்னென்ன, ஒரு வீட்ல ஒரு துக்கமான நிகழ்வு. அப்படிம்போது நான் வந்து அ அந்த கிளையண்டுட்ட நான் சொல்லிட்டேன். அதுனால எனக்கு அந்த பிரச்சனைய வந்து, சமாளிச்சு மேலே வந்துட்டேங்க.
சரிங்க. ஆ. ஓகேங்க. அதாவது வந்து நம்ம கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நம்மள வந்து இந்த மாரி பிரச்சனை இருக்குன்னு நம்ம சொல்லிரனும். நம்ம சொல்லாம போனா தான் பிரச்சனைங்க நடக்கும். இது மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்களாங்க, நீங்க சொன்னா?
ஆமாங்க. ஆ. புரிஞ்சுக்குவாங்க.
ஆ.
ஏன்னா, இந்த பிரச்சனைகளை அவுங்களும் சமாளிக்க வேண்டிய எடத்தில இப்ப அவரு வேலைய நமக்கு கொடுப்பாங்க. நம்ம முடிச்சு தர்லாம் சொல்லிட்டு நாம பண்ணுவோம். ஆனா அவுங்கட்டிருந்து எந்த பதிலும் இருக்காது. ஸோ குறிப்பா சொல்லப்போனா நாம முடிச்சாச்சு. நமக்கு வர வேண்டிய வரவு வந்து அதாவது பண வரவு வந்து அவங்க வந்து த தரவேணும், தராம அங்கே நி க எந்த பேச்சு வழக்கமும் இல்லாம இருக்கும். "என்ன ஆச்சு? இன்னும் அவுங்கள காணோமே, நம்ம வேலை இவ்வளவு நேரம் முடிச்சிருக்கிறோமே! நம்மளுக்கான வரவேண்டிய பணம் வருமா? வராதா?" ஒரு பதற்றத்திலேயே இருக்கும். அப்படினும்போது அவுங்க வந்து என்ன பிரச்சனையில இருக்காங்க இந்த மாரி ஒரு துக்க நிகழ்ச்சியாவும் இருக்கலாம், வேறு எதனாச்சும் பிரச்சனையா இருக்கலாம். அப்ப அவுங்க வந்து ஒரு பதில் போட்டா தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி கெடைக்கும். அப்படினும்போது அவுங்களுக்கும் அது தெரியும். அவுங்களும் வந்து ப் அதே மாரி பதில் போடுவாங்க.
ம். ஆம். கண்டிப்பா. ம். கண்டிப்பாங்க. ஆ. ம்.
இது 2 பக்கமும் நடக்கக்கூடிய விஷயம் தாங்க.
ரொம்ப அழகா சொன்னிங்க. அதே மாதிரிங்க இப்போ வந்து நம்ம ஒரு நிறுவனத்துக்கு போய்ட்டு வெளியே வேலை செய்றோம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு வண்டி வாங்கணும், அதுக்கு பெட்ரோல் போடணும், அதுக்கான வந்து, இப்போ அந்த இடத்துக்கு போணும். அங்க வந்து சாப்பாடு வந்து அந்த மாரி செலவுலாம் இருக்கு. ஸோ வந்து கண்டிப்பா வந்து இப்ப இந்த ரிமோட் வொர்க்கு ன்னு சொல்லும்போது நம்ம கண்டிப்பா ஒரு, ஒரு குறிப்பிட்ட தொகைய நம்ம வந்து, "நான் சேவ் பண்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்லாங்களா?
ஆமாங்க. ஆமா, சொல்லலாம். கண்டிப்பாங்க.
ம். அது மாதிரி நீங்க வந்து அதனால பயன் அடைஞ்சது உண்டா?
இப்ப பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு, 2 சக்கர வாகனமோ, இல்லன்னா 4 சக்கர வாகனமோ, வேலைக்காக நான் பயன்படுத்துவதில்லங்க. அது என்னோட சொந்த விஷயத்துக்காக தான் பயன்படுத்துறேன்ங்க. அதனால, எனக்கு வேலைக்காக பயன்படுத்த வேண்டிய அந்த செலவுங்கிறது வந்து, அது சொந்த விஷயத்துக்காக பயன்படுத்தும்போது ஒரு வித மகிழ்ச்சியும் இருக்குதுங்க. அதேமாரி என்னோட வேலையில வந்து இந்த செலவுகள்லாம் இல்ல. அதுமட்டும் என்னோட இந்த நேரம், இந்த பயணிக்கற நேரம்ங்கிறது இல்லாத அந்த நேரத்த வந்து நான் வேற விஷயத்துக்காக பயன்படுத்த முடியுதுங்க. அது எனக்கு மிக்க அதில ஒரு பெரிய ஒரு லாபமான விஷயங்க.
கண்டிப்பா. ம். ம். கண்டிப்பாங்க, அதேமாரி இன்னொரு சின்ன கேள்வி கேட்கிறேன் நானு. இப்போ வந்து ஒரு நிறுவனத்தில போனீங்கன்னா, நீங்க நடப்பீங்க, போவீங்க, வருவீங்க. ஆனா, இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது எப்படி சமாளிக்கிறீங்க?
அதுக்கு நான் உடல் பயிற்சி வந்து நா அத முதல்ல சொன்ன மாரி தான். நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம உடம்பையும் வச்சி இருக்கணும். நம்ம கரெக்ட்டா காலையில எழுந்திருச்சோனே ஒரு உடல்பயிற்சி. அது ஒரு 10 நிமிசத்திலருந்து 1 மணி நேரம். கண்டிப்பா, அந்த மாரி செஞ்சாவணும். நான் அது எப்பவுமே தொடர்ச்சியா செய்வேன். அப்போ அதனால தான் என்னோட உடலும் கரெக்ட்டா இருக்குங்க.
சரிங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. அதாவது வந்து இந்த ரிமோட் ஒர்க் சொல்லும்போது, எப்படி நீங்க வந்து சமாளிச்சீங்க, போனீங்க, வந்தீங்கன்னு. அதாவது உங்கள்ட்ட இருந்து நான் நெறைய விஷயம் கத்துக்கணும். இது மாரிலாம் வேலை செஞ்சா இப்படில்லாம் சமாளிக்கணும். இப்படியெல்லாம் நம்ம தயார்படுத்தி வைச்சுக்கணுன்று ரொம்ப அழகாவே சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசினதை நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்றேங்க. நன்றிங்க.
எனக்கும் உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.